கண்டிப்பாங்க. அது உண்மையாவே இப்ப இருக்கிற பசங்க ரொம்ப அளவுக்கு மீறி வந்து, அதில வந்து இப்ப ஏதாவது லீவு விட்டா, வெளில போய் விளையாண்ட காலங்கள் போய், இப்போ ஃபோன் எடுத்துட்டு உட்கார்றது தான் வந்து இதா இருக்குது. உண்மையாவே இதெல்லாம் பார்க்கைல அந்த வெற்றிக்கு உங்களுக்கு இது எவ்ளோ பெரிய தடையா இருக்க போகுதுன்றது தெரியாம செய்றாங்களா! இது வந்து மாறுமா? ஏன்னா, நீங்க சொன்னது மாதிரி இப்ப சமீப காலமா ஏதோ ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். ஏதோ ஒரு கிராமத்தில வந்து பஞ்சாயத்து இதில வந்து சொல்லியிருக்காங்கலாம், இரவு வந்து 8:00 மணிக்கு மேலே வந்து, ஆ தொலைக்காட்சியிலருந்து ஃபோனு, எல்லாம் வந்து இந்த எலக்ட்ரானிக்கலெல்லாம் வந்து அமத்தி போட்டுட்டு, அ இருக்கணும். அதுக்கப்பறம் விடிய காலையில தான் எ எடுக்கணுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அ பஞ்சாப்பா! எதோ ஒரு ஊ மாநிலத்தில வந்து <snorts>
ஆ. ஆமா, ஆமாங்க. நானும் பார்த்தேன். ஆனா வந்து என்னதான் இருந்தாலுமே, அதுமே நம்ம மொபைல்ல தான் பார்க்கிறோம். இங்க பாரு! இந்தமாரி விஷயங்கள்லாம் வருது பாருன்னு. <laughs> இது வந்து எப்பிடி சொல்றதுன்னா, நம்ம தவிர்க்க முடியாத ஒரு ஒரு இதில மாட்டிட்டு இருக்கோங்க நம்ம.
<laughs> ம். அ. ம்.
அது வந்து ஒண்ணுமே இல்ல. இப்ப வந்து மொபைல் யூஸ் பண்ணாதன்றது Youtubeல பார்த்து தான் கத்துக்கிறோம். இல்ல சில விஷயம் டாக்டர் சொல்றாங்க. அதுவும் நம்ம வந்து எது வந்து ஒரு விஷயம் தேவையில்லயோ! அதுக்குள்ள போயிட்டு தான் அந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்குதுன்றபோது, இந்தமாரி காலகட்டத்தில மாறிட்டோம். ஆனா, நீங்க நினைச்சு பாருங்க! நம்ம அந்த விஷயம் வந்து தெரியாம கூட இருக்கலாம். ஆனா, ஒரு சில விஷயம் உண்மையாலுமேங்க எனக்கும் அந்த ஒரு சில விஷயம்லாம் நம்ம முக்கியமானதாவே இருக்காது. ஆனா, அது ஒரு முக்கியமான விஷயமா எடுத்துட்டு, "ஆமா ஆனா நம்ம தெரிஞ்சு ஒண்ணும் மாத்தப் போறதுல்ல" ஆக்ஷூவலா நம்ம, நம்ம ஒண்ணும் ரமணன் கெடையாது. அவரு ஆராய்ச்சி பண்ணியே மழை வருன்னுவாரு அன்னக்கி தான் வெயில் விட்டு பொழக்கும்.
ம். ம். ம். ம். அ.அஹ. அது என்னமோ உண்ம. ம். ஆமா. <chuckles>
<laughs> அதுமாரி அவருக்கே அந்த பிரச்சனை இருக்கும்போது, நம்ம எந்த விஷயமும் தேவையில்லாம நம்ம குடும்பத்த நோக்கி போயிட்டு இருக்கலாம். ஆனா நாம் அதுமாரி விடமாட்டோம். <laughs> நம்ம தெரியணும்ன்றது வந்து நம்ம வெற்றி இதே ஒரு வெற்றியா நினச்சிட்டு இருப்போம். ஆ இப்பிடிதான் வாழ்க்கை மாறிட்டு இருக்கு பார்த்தீங்களா! இப்பிடிதான் போயிட்டு இருக்காங்க, ஆனா என்னோட வெற்றிக்கு நான் வந்து பொறுப்பேத்தக்குறதுன்னா இந்த தொலைபேசி தான் நான் சொல்லி முடிப்பேங்க.
ம். கண்டிப்பாங்க, <snorts> ம். ம். ஆமாங்க.